கண்டிப்பா. நான் மட்டும் தான் வந்து இந்த சீரிஸ் வந்து அவ்வளவா பாக்க மாட்டேன். அவுங்க 2 பேருமே ரொம்ப அதிகமா சீரிஸ் பாப்பாங்க. அதுலயும் வந்து இந்த கொரியன் சீரிஸ்லாம் அப்ப தான் வந்து கொஞ்சம் பிரபலமாச்சு. அப்பிடி இருக்கும்போது அந்த கொரியன் சீரிஸ் கதையா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அது ஒன்னும் புரியாது. ஐயோ! நான் பாத்ததே இல்லயே! நான் பார்த்துருந்தாவாச்சு எதாவது பேசலாம், அப்பிடின்னு சொல்லிட்டு அ நான் வந்து இந்த தம் எங்க வீட்ல வந்து சாயந்திரம் ஆச்சுன்னா, இந்த தமிழ் நாடகம் தான் ஓடும். ஏன்னா, அந்த நாடகக் கதைகளும் பேசுவாங்க. அந்த 2 பேரும் ஆனா, இந்த கொரியன் சீரிஸ் இன்னும் அதிகமா பேசுவாங்க.
ம்ஹ்ம். ஆ, <laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ அந்த கொரியன் சீரிஸ்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஊருக்குள்ள பரவ ஆரமிச்சது. அது எனக்கு ஆரம்ப காலத்தில
அப்பிடி இருக்கும்போது ஆமாமா. நான் க நான் கல்லூரி படிச்சதுது வந்து ஒரு 9 வருடங்களுக்கு முன்னாடி தான். அந்த வ அந்த சமயம் தான்.
ம். எனக்கும் சேம் தான். அப்பிடி வந்து அந்த ஆரம்ப காலத்தில எல்லாரும் பேசும்போது நம்ம எப்பயாவது பாக்கலாம்ன்னு தோணுச்சுனா, எல்லாருமே பையன் யாரு, பொண்ணு யாருன்னே தெரியாது. பாக்குறதுக்கு எல்லோருமே ஒரேமாரி இருப்பாங்க.
கண்டிப்பா. அந்த ஒரு பாடல் 1 வருமே! அதெல்லாம் வந்து இன்னுமே அது நினை நினைவுக்கு வந்துட்டு போகுது ஒரு பாடல். இந்த கொரியன் சீரிஸ்ல அவன் சைக்கிள் கூட வச்சிருப்பான். அந்த சைக்கிள் வந்து இந்த பொண்ணு அவன் உடைச்சிருவான்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அந்த என்ன பாடல்ன்னு சரியா, டக்குனு அந்த பாடல் வர மாட்டிக்கிது.
இல்ல, அது அந்த பாடல் வந்து இந்த இது சொல்றீங்களா! ஆல்பம் சாங்ன்னு சொல்லுவாங்களே! அத சொல்ல வரீங்களா?
ஆமாமா. அதுதான், அதுதான். அதேதான்.
அது வந்து நம்ம ஊர் ஆளுங்க ஒரு பாட்டு போட்டு, அ அதுக்கு விஷுவலா அத கொண்டு வந்து வச்சது, அது கொரியன்ஸ் சீரீஸ் கிடையாது. அத நீங்க
ஆ அத கொண்டு வந்து வச்சது <laughs> அது கொரியன் சீரிஸ் கிடையாது. அதுல உள்ள ஆட்கள் சொல்றேன்.
ஆமாமா.
அவுங்கலாம் வந்து அப்பிடி தான் இருப்பாங்க.
அ ஆனா அத பாக்க ஆரமிச்சா கண்டிப்பா, அடிக்ட் ஆயிருவோம். நான்லாம் வந்து ஆரம்பத்தில இப்பிடிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு, ஒரு 2, 3 எபிசோடு பாத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்வம்ன்றது தொ தொத்திக்கிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கன்டினியூஸா அத பாக்க ஆரமிச்சுட்டேன். நானும் அதுக்கு ஒரு அடிமையா ஆயிட்டேன் <laughs>
அ, கண்டிப்பா. இப்போ வந்து அதிகமா பரவக்கூடிய ரீல்ஸ்ல வந்து அந்தமாரி கொரியன்ஸ் அவுங்கள வச்சு, தமிழ் கதைகள் வந்து நெறையா சொல்றாங்க பாத்தீங்களா? அது அதிகமாக வருது இப்போ.
ம்ஹ்ம்.